கம்பேர் பண்ணோன்னா அது வந்து என்ன பண்ணுனா "இதுல இது இருக்கு, இதுல இது இல்ல இது" அப்டின்னு சொல்லிட்டு அது வந்து டிக் மார்க் போடும். அந்த அந்த ஃபால்ஸ் மார்க்ன்னு சொல்லுவாங்களே, அந்த இன்டு மார்க் அது போட்டு விட்டுடும். இப்ப நமக்கு இந்த சேட் ஜிடிபி ஏஐ செயலி வந்ததுனால என்ன ஒரு அழகான விஷயம் அப்டி சொல்லிப் பாத்தீங்க அப்டின்னா, "நான் இந்த நோக்கத்துக்காகதான் லேப்டாப் அ இல்ல தொலைபோ தொலைபேசி நான் வாங்கப் போறேன். எனக்கு வந்து இவ்வளவுதான் பட்ஜெட்டு. இதுல இருக்கிறது நான் ஒரு 2, 3 ப்ரோடக்ட் பார்த்து வச்சிருக்கேன். இதுல எது சரிப்பட்டு வரும்? சொல்லு." அப்டின்னு அழகா சொல்லிட்டோனு வச்சுக்கோங்களேன், அது ஒண்ணே 1 மட்டும் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக் கொடுத்துரும். நீங்கப் 10 அனுப்புனாலும் சரி, "நான் என்னோட, என்னோட தேவைகள் இதான். என்னோட தேவைகள் இவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவும் கடையாது." அப்டிங்கிறத நம்ம சொல்லிட்டா போதும். 10 ப்ராடக்ட்டோ லிங்கோ இல்ல அதோட ஸ்பெசிபிகேஷன் நீங்கக் குடுத்தீங்கன்னா, குழப்பமே இல்லாம அழகா என்ன பண்ணி கொடுத்துடும் அப்படின்னு சொல்லிப் பாத்தீங்கன்னா, 1 தேர்வு செஞ்சு குடுத்துரும்.
ம், ம், ம். ஆமாமா, ஆமாமாங்க. ம், ம். ம், ம். ம், ம். அதாங்க. ம், ம். <laughs> அத அதாங்க. இதுதான். ம், ம். ம், ம், ம். கண்டிப்பாங்க.
இப்ப, இப்ப வந்து அந்த மாதிரி எடங்கள்ல அ முன்னாடி நம்மதான் அந்த வெப்சைட் முன்னாடி இருந்துச்சுதான், ஆனா நம்மதான் அதுல வந்து எது பெஸ்ட் ன்னு நம்மதான் பார்த்து வாங்கணும்.
ம், ம், ம். போய் ஒவ்வொண்ணா தேடி கண்டுபிடிச்சு, ம், ம், ம், ஆமாங்க.
ஆனா, இப்ப வந்து அந்த மாரி கெடையாது. இப்ப சமீப காலத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்பவே அதிகமா நான் பயன்படுத்திட்டேதான் இருக்கிறேன் அது. அது ஒருவேள சில சமயங்கள்ல சர்வர் டவுன்லாம் சொல்லி ஆகும் இல்லையா? அப்பல்லாம் எனக்கு ஒரு கை ஒடைஞ்ச மாதிரியே ஒரு பீல் ஆகுது. ஐயையோ! எப்படா சொல்லு அப்பதான் அப்ப எடுத்துப் பாத்துருப்பேன். "சரியாயிட்டியா? சரியாயிட்டியா? நல்லா இருக்கியா? அதுவும் கொழந்தைக்கு உடம்பு சரியில்லாத மாரி தள்ளாயிட்டியா, தள்ளாயிட்டியா" அப்டிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டுருப்பேன், அப்டின்னு சொல்லிப் பாத்தீங்கன்னா, பார்த்துக்கிட்டே இருப்பேன் அத.
அத அதாங்க. ஆமாங்க, ஆமாங்க. <laughs> <laughs> அத அதாங்க. சரி, சரிங்க. இப்ப வந்துட்டு ஏ ஐ உதவியாளர்கள் இல்லாத நேரம் அந்தக் கையு ஒரு கையே இல்லாத மாரி இருக்குன்னு சொன்னீங்க இல்லீங்களா, அந்த மாரி நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னா நீங்க அந்த நேத்துல என்ன பண்ணுவீங்க?
ஆமாங்க.